நிச்சயம் ஐயா. உண்மை ஐயா. அப்போ இங்க நை இரவெல்லாம் எனக்கு அந்த ஆறுதல் சொல்லீட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் பயமில்லை, பார்த்துக்கலாம்." அப்படீன்னு சொல்லீட்டு இரவு தூங்கி எந்திரிக்கிறோம். உலண்டு கொண்டே தூங்கி ஒரு வழியா எழுந்திரிச்சாச்சு. எப்பொழுதுமே எங்களோட பழக்கம் காலையில அதிகாலையில எழுந்துடுவோம்.
ஆஹ. ஆஹா. நல்ல பழக்கம்.
எழுந்தவுடனே இன்னொரு பழக்கமும் உண்டு. வானொலிப்பெட்டி கேட்பது. அப்ப வானொலிப் பெட்டி
ஆ அதாவது, நடுராத்திரியில எழுந்துருவீங்க.
இன்னைக்கு அது நடுராத்திரி.
எனக்கு. <laughs>
அ <chuckles> அன்று அது அதிகாலை. அப்போ
அதாவது, இது இதுக்கு ஒரு நகைச்சுவை ஞாபகம் வருதுங்க. நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. அந்த சுந்தர் சி, விவேக் ஐய்யாவும் நடிச்ச ஒரு அ திரைப்படம் தான் அது. அந்த காந்தி இதுக்கு போவாங்க, இல்லையா? அ அந்த இல்லல்ல, மதுரையில வந்து காந்தி இல்லம்க்கோ, ஏதோ அந்த மாரி ஒரு இது இருக்கு இல்லையா? ஆசரமம்.
சொல்லுங்கள் ஐயா. அருங்காட்சியகமா அய்யா? ஆமா. காந்தி அருங்காட்சியகம் இருக்கு.
ஆ ஆசரமமுக்கு போவாங்க அவுங்க. அந்த தண்டனை குடுத்திருப்பாரு அவரு, இந்த கோர்ட்ல. அங்க போய்ட்டு அவங்க சொல்லுவாங்க, "அதிகாலை 4 மணிக்கு எழுந்து", "நடுராத்திரிலயா?" அப்படீன்னுவாரு இவரு விவேக்கு.
அருமையான நகைச்சுவை. இன்னைக்கு பெரும்பாலும் மக்களுக்கு நடுராத்திரி தான்.
"ராத்திரி 4 மணிக்கு எழுந்துருந்தா?", "இல்ல, அதிகாலை." அப்படீன்னுவாரு. அதுதான் ஞாபகம் வருது. அந்த அந்த ஒரு நகைச்சுவை ஞாபகம் வருது. <laughs>
ஞாபகம் வருகிறது. அருமை, அருமை. அப்போ அதிகாலையில எழும் பழக்கம் உண்டு. ஏன்னா, "நம்ம இப்ப அலுவலகத்தில முதல் முதல்ல சேரப் போறோம். நேரத்துக்கு போகணும்." அப்படீன்னு எழுந்த உடன, வானொலி பெட்டிய போடுறோம். போட்ட உடனே ஒரு பாடல் ஒலிக்கிறது. அந்த பாட்டு எனக்கு இப்பயுமே வந்து, அந்த பாட்டை நான் அ நினைவுபடுத்திக் கொள்வேன். இந்த த அதனால தான் இந்த கட்டத்திலே அதை பகிரக்கூடிய மனப்பாங்கு எனக்கு வந்துச்சு. அந்த வானொலி பெட்டில என்ன பாட்டு ஒலிக்கிதுன்னா, "சென்றுவா மகனே! சென்றுவா! உலகை வென்றுவா மகனே! வென்றுவா!"
சொல்லுங்க. புரியுதுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க.